இப்ப பாத்தீங்கன்னா, சில டைம் நம்ப்ளுக்கு நெறையா நேரம் இருக்கும். அப்போ உக்காந்து நம்ம எக்ஸ்ஸசைஸ் ஆகட்டும், தியானம் ஆகட்டும், அந்த மாரி நெறையா பண்ணலாம். ஏனா இப்பலாம் நெறையா வந்துருச்சு. ஏனா இப்போ இப்பலாம் எல்லாருக்குமே அந்த, அ எக்ஸ்ஸசைஸ் ஆகட்டும், ஜிம் போறதாட்டும் அந்த மாரி நெறையா பழக்கங்கள் வந்தனால, அது கொஞ்சம் பயன்படுத்திட்ருக்கோம். சில நேரம், நேரம் இல்லாத நாலத்த நீங்க எப்டி அந்த தியானத்த வந்து நீங்கப் பண்ணுவீங்க?
அதாவது பொதுவா வந்து, தியானம் வந்து மன நிம்மதிக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளம்ங்க அது.
கண்டிப்பா.
அ தியானம் வந்து பண்றதுனால நம்ம வந்து உடனடியா நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆயிறோம். நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய வேதனைகள்லாம் தியானத்துல போயிடும்.
கண்டிப்பா, கண்டிப்பா.
ஒரு மனதை வந்து சலவை செய்யறது மாதிரி, தியானம் வந்து ஒரு மனிதனுக்கு, வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது.
கண்டிப்பா. அதாது போ பழைய காலத்துல வந்து, இந்த இயற்கையிட வளத்தையும் சொல்லலாம். ஏன்னா நம்பளுக்கு அவ்ளோவா வண்டிலாம் இருக்காது. அப்டின்னும் போது அந்த குயில் சத்தமாட்டும், அந்த அமைதியா இருக்கட்டும். அதுவே பெரிய தியானமா இருந்துச்சு. இப்போ அந்த மாரி தியானம் வந்து நம்ளுக்கு கெடைக்காதனால, நம்ம நம்மள நம்மளே ஒருங்கிணைத்து தியானம் பண்ணும்போது தான் அது நல்லா இருக்குன்ற மாரி இருக்கு. அத பத்தி உங்க கருத்து எதுவும்
நிச்சயமா. நீங்க சொன்னது உண்மதான். அதாவது காலத்து கால மாற்றத்திற்கு ஏற்றா மாதிரி, நம்ம வந்து மாறிக்கொள்ள வேண்டியுள்ளது. அ உதாரணத்துக்குப் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து 24 மணி நேரமும் ஒரு சிலருக்கு போதாமல் இருக்கிறது. ஏன்னா கடுமையா உழைச்சா தான் நம்ம வந்து ஊதியம் பெற முடியும், குடும்பங்களை காப்பாற்ற முடியும், பொருள் ஈட்ட முடியும் அப்டிங்கிற நிலையில இன்றைய மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்டிங்கும் போது நம்ம வந்து 1 மணி நேரம், ஒரு 0.5 மணி நேரம் தியானத்துக்குன்னு நேரம் ஒதுக்கி, அத உக்கார்ந்து தியானம் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு இல்லங்களிலும் குறைவாக இருக்கிறது.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
அ ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா, காலையில அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு, அ வ வயதுக்கு மூத்தவுங்க, இல்ல வந்து ஒரு திருமணமான ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் தியானத்துலனு உக்காரலாம்னு நெனைப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு கொ கொழந்தை அழுகும். இல்லாட்டின்னா, அ பக்கத்து வீட்டில ரொம்ப சத்தமா ஏதாவது பாட்டு போடுவாங்க. இல்லாட்டி பக்கத்து தெருவுல ஏதாவது கல்யாணத்துக்கு நல்ல பாட்டு போட்டுருவாங்க. ஏதாவது ஏதோ ஒரு தெருச்சண்டையா இருக்கும். இல்ல குழந்தைகள், நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களே என்ன செய்வாங்க? ஏதாவது சத்தம் போடுவாங்க. இல்ல நம்ம உக்கா அப்பதான் உக்காந்து ஆரம்பிச்சிருப்போம். தியானம் பண்ணலாம்னு நெனச்சிருப்போம். உடனே நம்ம கொழந்தைங்க கூப்டுரும். "அப்பா இங்க வாங்கப்பா. நீங்க உடனே கிளம்பி வாங்க. இங்க பாருங்க. அ பாத்ரூம்ல தண்ணி வரல. என் நோட்ட காணோம். புக்க காணோம். பேனாவ காணோம்." இப்படியில்லாம் சொல்லிருவாங்க. அப்புறம் அந்தக் குழந்தைங்கள அனிச்சு அனிச்சுட்டு அப்புறம் வந்து அப்பாவும் அம்மாவும் என்ன செய்வாங்க? வேலைக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. 2 பேருமே, அ வீட்டை விட்டு வெளியே சென்று பொருள் ஈட்டக்கூடிய நிலைமையில் அந்தக் குடும்பம் இருக்கும்.
கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டி <chuckles> கண்டிப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவுங்க வந்து, இந்த அவ் துரிதமா பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதுனால, இந்த தியானம் என்பது எல்லோருக்கும் கை கொடுப்பதில்லை. அதுக்கான நேரமே கிடைக்கிறதில்ல. அப்போ, நம்ம ஆனா கண்டிப்பா அத வந்து தியானம் நம்ம கடைபிடிச்சுத்தான் ஆகணும். ஒரு 0.5 மணி நேரமாவது, 1 மணி நேரமாவது தியானத்துல உக்கார்ந்து இருக்கணும், அப்டின்னு நம்ம மனசுக்கு தோணும். ஆனா வாய்ப்புகள் இல்லாம போயிடும்.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னு கேட்டீங்கன்னா தியானத்தினுடைய நேரங்களை நம்ம கொஞ்சமாவது சுருக்கிக்கிட்டு, மனம் அமைதி எங்கே கிடைக்குதோ அந்த நேரத்துல ஒரு 5 நிமிஷமோ, ஒரு 10 நிமிஷமோ நம்முடைய கவலைகள்லாம் மறந்து, நம்முடைய மனசை ஒன்றிணைத்து, கண்ண மூடிட்டு, அ ஒரு இதயத்த வந்து சுத்தமான ஒரு நிலையில வச்சுக்கிட்டு, ஆகாய ஆகாயத்தை பாத்துட்டு ஒரு 10 நிமிஷம் காலை எந்திச்சு நிக்கலாம்.
கண்டிப்பா. ம். புரியுதுங்க.
ஒரு வீட்டுக்கு வெளியிலே கூட வாசல்ல வந்து, நம்ம நின்னுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ற மாரி கண்ண மூடிட்டு நிக்கலாம். அதுவும் ஒரு தியானம்தான். அந்த மாரிலாம் நெறைய
இப்போ ஆ, ஆ, இப்போ வந்து நீங்க எந்த நேரத்துல வேணா பண்ணலாமா அத? அந்த தியானம் வந்து, ஆ ஒரு சில நேரத்துல சொல்லுவாங்க. காலை நேரத்துல பண்ணா நல்லா இருக்கும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணா நல்லா இருக்கும் அப்டின்ற மாரி ஒரு நேரம் சொல்லிப்பாங்க. அந்த நேரத்தில் நம்மளுக்கு இப்போ பாத்தீங்கன்னா, காலையில தான் நம்ப அவசரமா ஏதாச்சும் நம்ப ஒரு பிளான் வச்சிருப்போம். அது ஒரு மாதிரி நடக்கும். அ இரவும் நம்ம ரொம்ப எல்லா வேலையும் பாத்து டயர்டுல கூட வரலாம், இல்ல நம்மளே லேட்டா வந்து கூடத் தூங்குறதுக்கான நேரம் வரலாம், அப்டின்னு போது நடுவுல ஏதாச்சும் ஒரு நேரத்துல நம்ம பண்ணலாமா?
அதாவது, தியானத்த நீங்க எப்டி புரிஞ்சிக்கிறீங்க அப்டின்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரத்துலலாம் பண்ணணும், இந்த நேரத்துல பண்ணக் கூடாது அப்டிங்கறதெல்லாம் கெடையாது. இப்போ வயிறு பசிச்சா நீங்க என்ன செய்றீங்க? என்ன கிடைக்குதோ நீங்க சாப்ட்றீங்க. அப்டித்தான?
கெடையாது. ம். கண்டிப்பா.
ஆமா. நம்ம வந்து இப்ப இப்ப மதிய நேரமா இருக்குது. வயிறு பசிக்குது. எனக்கு வந்து சோறுதான் வேணும் அப்டின்னு நம்ம நெனைக்கப்போறது இல்ல. ரைட், இந்த நேரத்துல நமக்குச் சாப்பாடு கெடைக்கல. என்ன இருக்கோ, ஒரு பிஸ்கட்டோ, ஒரு, ஒரு பன்னோ அல்லது வேற ஏதாவது ஒரு டீ, காஃபியோ, ஏதோ ஒண்ணு நம்ம குடிச்சுக்குறோம். பசிய நம்ம ஆத்திக்கிறோம். அது மாதிரிதாங்க நம்ம உடல் நோயை போக்கக்கூடியதற்கு, பசி நோயை போக்கக்கூடியதற்கு நம்ம உணவு எதைவானாலும் எடுத்துக் கொள்கிறோம், எந்த நேரத்தில்வானாலும் எடுத்துக் கொள்கிறோம். அப்போ மனநோயை போக்கக்கூடிய தியானத்துக்கு, நம்ம ஏன் கால நேரம் பாக்கணும்?
கண்டிப்பா. நல்ல விஷயம்.
மனசு ஆமா. மனசுதான் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. இப்ப உதாரணத்துக்கு, அ ஒரு வீட்டிலருந்து கிளம்பி ஒரு அலுவலகம் போறதுக்காகப் பேருந்து நிறுத்தத்துக்கு நம்ம போறோம். அங்கு உக்காந்து இருக்குறோம். ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போயிட்டோம். இல்ல, 10 நிமிஷம் பஸ்ஸு லேட்டா வருது. இந்த மாரி நேரங்கள்ல நம்ப என்ன செய்யலாம்னா, பேருந்து நிறுத்தத்திலே உக்கார்ந்து நம்ப கண்ண மூடிட்டு அந்த பஸ்ஸு வர்ற நேரம் வரைக்கும், நம்ப வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம தியானம் மேற்கொள்ளலாம்.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா.
அதே மாரி பேருந்துல பயணம் பண்றோம். ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்தில நம்ம இருக்குறோம் அப்டின்னா, அந்த நேரத்தில் கூட ஒரு இருக்கையை புடிச்சு உக்காந்துகிட்டு, அங்க இருந்தவாரே நம்ம கண்ண மூடிட்டு, அ மனத ஒருநிலைப்படுத்தி நம்ம தியானம் செய்யலாம்.
ம். கண்டிப்பா.
அதெல்லாம் வந்து, இப்ப இது இந்த இடத்துல தான் பண்ணணும், இந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்டிங்கிறதல்லாம் இல்ல. அதே மாரி, சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது, அதே மாரி ஒரு ட்ரைனில்ல வாரோம். ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் வேல முடிச்சிட்டு வரும்போது, நம்ம பயணம் பண்றோம் அப்டின்னா, அந்த ட்ரைனில்ல உக்காந்துகிட்டே, நம்ம என்ன செய்யலாம், கண்ண மூடிட்டு, அ காதெல்லாம், பின்னாடி என்ன நடக்குதுங்கெல்லாம் கவனிக்காம, நம்ம மனச மனசுக்குள்ள, நம்ம மனசுக்கிட்ட நம்மளே பேசிட்டு, அப்டேயே எல்லாத்தயும் மறந்து தியானம் பண்ணலாம். அதுல ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அதே மாரி
எங்க? கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ இ இந்தக் கண்ண மூடி இருக்கறத தவிர்த்து வேற ஏதாச்சு பண்ணலாம், அப்டின்னு நெனைக்கும்போது என்னெல்லாம் பண்ணலாம்?
நீங்க கண்ண மூடிட்டு இருக்கணுங்கிறது, தியானத்துல வந்து நம்ம வந்து கண் வந்து வேற ஒரு, ஒரு விஷயத்த பார்ப்பதுனால மனம் ஒன்றுபடாது என்பதற்காகத்தான் நம்ம கண்ண மூடிட்டு இருக்கணும் அப்டிங்கிறோம் அப்டிங்கிறோம். இப்ப அதே நேரத்துல ஒண்ணும் இல்ல. கண்ண மூடிட்டு தான் இருக்கணும் அப்டிங்கறது எல்லாம் இல்லங்க. இப்ப நீங்க கடற்கரைக்கு போறீங்க. கடற்கரை மணல்ல போய் அமைதியா உக்காந்துருக்கீங்க. உங்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒரே தண்ணியா தெரியுது. ஆகாயமும் கடலும் ஒன்றாகத் தெரிகிறது. நீங்க அந்த இயற்கைய பா பாத்தபடியே நீங்க உக்காந்து தியானம் பண்ணலாம்.
அது தெ ஆமா. கண்டிப்பா. ம், புரிதுங்க.
ஒரு அடர்ந்த சோலைக்கு போறீங்க. அங்க நிறைய மலர்கள் இருக்குது. அ அருமையான ஒரு சீதோஷன நிலை இங்க இருக்குது. அத நீங்க ரசித்தபடியே நீங்க என்ன செய்யலாம்? அ அத பாத்தபடியே நீங்க தியானம் பண்ணலாம். அல்லது ஒண்ணுமே இல்லையா, நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு உக்காந்து, நமக்கு பிடிச்ச ஒரு கடவுள கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி, அ அவர அவர் நம்ம பக்கத்துலயே நிக்கிறாரு, நம்மள பாத்துட்டு இருக்காரு, நம்மகிட்ட பேசிட்டு இருக்காரு, அந்த உணர்வு நமக்குள்ளே ஏற்படுத்திக்கொண்டு, நம்ம தியானம் பண்ணலாம். அப்போ அப்போ தியானம் என்பது நமக்கு வந்து அடிப்படைங்க இது. அது வந்து அ நமக்கு நீண்ட ஆயுளையும் கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், மன அமைதியையும் தியானம் கண்டிப்பாகத் தரும்.
கண்டிப் கண்டிப்பா, நல்லது. ம், புரிதுங் கண்டிப்பா, கண்டிப்பா. அந்தத் தியானம் பண்ணும்போது, நம்ப எதையாச்சும் ஒண்ணு மனசுல நினைக்காம இருக்குறதுக்கு வேற எத ஏன்னா, அ சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எப்ப நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல ஃபுல்லா ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸா இருக்கவங்க எப்டின்னா, உக்காந்தா கூட அது ஏன் நினை நினைவு தான் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் மாத்துறதுக்கு நம்ப கண்ண மூடி இருந்தாலுமே, நம்பளுக்கு அந்தத் தோணல்லாம் இருந்துட்டே இருக்கும். அந்த நேரத்துல நம்ப எந்த மாதிரி நினைவு எத தான் இப்ப சொல்லுவாங்க, சில பேர் மந்திரம் எதாச்சும் சொல்லச் சொல்லுவாங்க. சில பேர இந்தச் சாமியோட அ மந்திரங்கள ஓம், ஓம் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாச்சு உச்சரிப்புகள்
அதாவது, உச்சரிப்பு வந்து என்னைப் பொறுத்தவரைக்கும் அது தேவையற்றதுங்க. அதாவது, மனம் வந்து சில நேரங்களில் ஒன்றுபடாது. மனமும் நம்ம ஒரு உடற்பயிற்சி மாதிரிதான். அதற்கும் பயிற்சி வேண்டும். ஒரு ஓட்டப்பந்தயத்துல, ஒரு 1,000 மீட்டர், 1 கிலோமீட்டர் ஓடணுன்னு ஒரு கொழந்த முயற்சி பண்ணிருச்சு அப்டின்னா, அது வந்து இத்தன நிமிஷத்துக்குள்ள இத்தன நொடிக்குள்ள அது கடந்துரணும் அப்டின்னா, அது ஒரே நாள்ல கை கூடாது.
ம், செரி. ம். கண்டிப்பா. கண்டிப்பா. ம், ம். இல்ல, இப்போ என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா, அ இப்போ நம்ம சும்மா கண்ண மூடிட்டு, ஒண்ணு தூங்கும்போது நம்பளுக்கு எதுவும் தெரியாது. அப்டியே தூங்கிருவோம். ஆனா சும்மா கண்ண மூடி உக்காந்தா, ஏதாவது ஒரு ஞாபகம் வந் சும்மா எப்டி கண்ண மூடி இப்டியே உக்கார முடியாது சில பேரால. ஏன்னா, நெறையா ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க, அந்த வே அந்த இத பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. ஆனா, ஸ்ட்ரெஸ் இருக்கவங்கதான் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்குவாங்க முன்னாடி. அப்டி இருக்கும்போது, அந்நேரத்துல, இப்போ மந்திரம் ஏதாவது சொல்லும்போதுன்னா, அந்த ஒரு உச்சரிப்பு மட்டும்தான், அந்த மனசுல அந்த டைம் வந்துகிட்டே இருக்கும். கண்ண மூடிட்டு அந்த மந்திரம் மட்டும்தான் வந்துட்டே இருக்கும். இல்லன்னா வேற ஒரு யோசனை கூட வரலாம்ல. அய்யோ! வீட்டுல நம்ம இவ்ளோ வேலை இருக்கு அப்டின்ற மாதிரி.
அவுங்க வந்து நீங்க இல்ல,. அதாவது நீங்க மந்திரம், வேற ஒரு பக்தி பாடல்கள், வேறே ஒருத்தருடைய, அறிவுப்பூர்வமான ஆன்மீக பிரசங்கம், இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு அ தியானத்துல உக்கார்றது ஒரு வகை. அதை ஒரு சிலர் கடைப்பிடிக்கிறார்கள். ஏன்னா அதுக்குள்ள மூழ்கிட்டு, மனச ஒன்று படுத்தனும்ன்னு நெனைக்கிறாங்க. ஆனா அதுக்கூட என்னையப் பொறுத்தவரைக்கும் தேவையற்றது தான். எப்டி கேட்டீங்கன்னா, அதாவது தியானம் பண்ணணும்ன்னு நீங்க முடிவு பண்ணிடீங்கன்னா, அது ஒரு நாள்ல வந்து அதனுடைய பலன் கிடைக்காது. நீங்க நீங்க யாரது பாருங்க, நீங்க ஏற்கனவே தியானத்துல ரொம்ப முழ்கி கிடக்கிற ஒரு மனிதரைப் போய்ப் பாருங்க. அவுங்க சாந்தமா இருப்பாங்க. யார்ட்டயும் அதிகமா பேச மாட்டாங்க. அவுங்க வந்து, அவங்க வந்து ஒரு வெற்றிடமாகவே அவுங்களுடையப் பார்வை எல்லாம் இருக்கும். கண்ணுக்கு எதிர ஒரு, புதிய திரைப்படம் ஓடுனாலும் கூட, அவுங்க வந்து சாதாரண விஷயமா தான் பாப்பாங்க. அதுல ஆர்ப்பரிக்க மாட்டாங்க, கை தட்ட மாட்டங்க, விசில் அடிக்க மாட்டாங்க. அது தான் தியானத்தினுடைய உச்சக்கட்டம். அப்ப தியானத்தின் மூலமாக நீங்க பலனை அனுபவிக்கணும் அப்டின்னு நீங்க முடிவு முடிவுக்கு வந்துடீங்க அப்டின் கேட்டீங்கனா, அது வந்து ஒரு பயிற்சியை நாம் தொடங்கவேண்டும். இப்ப நீங்க முதன் முதல்ல தியானத்த தியானத்துல ரொம்ப மூழ்கி இருக்குறவங்கட்ட போய் நீங்க கேட்டீங்க அப்டின்னா, எனக்கு முதல் அனுபவம் எப்டி இருந்துஞ்சுன்னா அவுங்க என்ன சொல்வாங்க அப்டின்னா, <tsk> நான் வந்து ஒரு 15 நாள்
ம். ம். அ. கண்டிப்பா. ஆமா. ம். ம். ம். கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பா. சேரிங்க, சரி. ம்ஹ்ம். ம்.
1 மாதம் நான் சிரமப்பட்டேன். எனக்கு வந்து, என்னால மனசு வந்து ஒன் ஒருநிலை படுத்த முடில. அ நான் கண்ண மூடிட்டு உட்காருவேன். ச்சீ! இது என்னத்துக்கு தேவையில்லாததுன்னு எந்திரிச்சி வந்துருவேன். அ உன எனக்கு உடனே வந்து எனக்கு வீட்டு ஞாபகம் வந்துரும். எங்க அப்பா உடம்பு சரி சுகமில்லாம வீட்டுல படுத்துருக்குறாரு. அவரு ஞாபகம் வந்துரும். என்னோட குழந்தை ஞாபகம் வந்துரும். இல்ல எனக்கு அலுவலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை ஞாபகம் வந்துரும். நான் எனக்கு தியானமே முடியல. அதுக் கூட நான் போராட முடியல. நான் தோல்வியத் தான் தழுவுனேன். அப்படின்னுலாம் நெறய சொல்லுவாங்க.
அ, புரிது. படுத்த முடியல. அ, அ. சேரிங்க. புரிது, புரிது. ம். சேரிங்க, சேரிங்க.
ஆனா, அவுங்க வந்து தொடர் முயற்சியாக தியானத்தை நீங்க சாதிக்கணும்.
கண்டிப்பா. புரிது, புரிது, அ.
1 நாளு, 2 நாள்ல வந்து, அது வந்து வராதுங்க, அது. கஷ்டப்பட்டுதான் கொண்டு வரணும். ஏன்னா, நம் மனம் சம்பந்தப்பட்டது இல்லையா?
ம், புரிது, புரிது. ம். கண்டிப்பா.
உடல் சம்பந்தப்பட்டது இல்ல, மனம் சம்பந்தப்பட்டது. உடல் சமந்தப்பட்டத நம்ம, மருந்து மாத்திரைகள் குடுத்து குணப்படுத்திவிடலாம்.
கண்டிப்பா, கண்டிப்பா.
மனம் சம்பந்தப்பட்டதுங்கபோது, நீங்க ம உங்களுடைய மனத்தை நீங்க வெல்வது சாதாரண விஷயம் இல்ல.
விஷயம் இல்ல. கண்டிப்பா, உண்ம அதான்.
ஆமா. உங்களுக்கு நீங்களே போராடுறீங்க, அப்டிதான?
கண்டிப்பா, கண்டிப்பா உண்ம அதாங்க.
அப்ப, உங்களை, நீங்களே வெல்லு வெல்ல வேண்டுமென்று என்னுகிற பொழுது, நீங்கள் அதிகமான சிரத்தை அதுல எடுத்துக்கணும். கொஞ்சம் கஷ்டப்படணும். அப்பத்தான் வந்து உங்களுக்கு அந்த தியானம் என்பது கைக்கூடும். தியானத்தில ஒருத்தர் வந்து மூழ்கிட்டாரு அப்டினா வாழ்க்கையில என்னவிதமான பிரச்சினைகள் அவருக்கு வந்தாலும், அவுங்க சமாளித்து விடுவார்கள். எப்புடி சமாளிப்பாங்க அப்டினா, பொறுமைங்கிற ஆயுதத்தினால, அவுங்க வந்து பிரச்சினைகள் எதிர்கொண்டு விடுவார்கள். இதுவும் கடந்து போகும் என்கிற சிந்தனை யாருக்கு வரும்னா, தியானத்தில் மூழ்கியிருப்பவர்களுக்கு தான் வரும். ஒரு பிரச்சினை வந்துட்னா, பதைபதைக்க மாட்டாங்க, அப்படியா நடந்துருச்சா, சரி நடக்கட்டும் பாத்துக்குவோம், இறைவன் கையில விட்ருவோம். நாம பொறுமையாவே இருப்போம் அப்டின் சொன்னா, அந்த துயரமானது அது ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துகுரும். எந்த ஒரு கஷ்டமாருந்தாலும், அது குறிப்பிட்ட காலம் எடுத்துகுரும். அது நம்ம பயமுறுத்தும். பயமுறுத்தும் போது நம்ம பயப்படக்குடாது. அது கடந்து போயுரும் அப்டிங்குற என்னத்துல நீங்க என்ன செய்யணும்னா, சாந்தமாக, அமைதியாக இருந்தாலே, ஒவ்வொரு மனிதனுடைய துயரமும் எளிதில் காணாமல் போய் விடும். அதுல அதனுடைய உச்சம் தான் தியானம்.
கண்டிப் கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. சமாளிச்சுருவாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாது கண்டிப் கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, அதாது கண்டிப்பா. நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க. தியானம் பண்றது எப்டி சுலபமானது, அது கடினமானது கெடயாது. ஒரு சின்ன நேரம் கெடச்சாலுமே நேரமே இல்லாத போது கூட, ஒரு பேருந்து நிறுத்தத்துல கூட நீங்க அழகா தியானம் பண்ணலாம். பேருந்துல தியானம் பண்ணலாம். எப்ப கெடைக்குதோ அந்த நேர நேர காலம் கெடையாது. அதுக்கானது. நீங்க எங் உங்களால முடிஞ்ச கொஞ்ச நேரமாருந்தாலுமே நல்ல தியானம் பண்ணலாம். கண்ண மூடிட்டு அப்டின்றமா
நிச்சயமா செய்யலாம். அது வந்து நம்ம வந்து பயிற்சி தான்ங்க நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. தொடர் தொடர் முயற்சி.
அத நீங்க ரொம்பவே அழகா சொன்னீஙஂக. ஆமா. உங்கள்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. நன்றி.
உங்ககூட பேசுனது எனக்கு சந்தோஷம்.